பெரும்பாலும் எல்லோருடைய குடும்பத்தில வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உணவு பழக்கம்ன்றது மாறாம ரொம்ப காலம் அதில இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு உணவு பழக்கத்த நீங்க எப்படி ஒரு சுலபமா அத மாத்தி ஒரு நல்ல உணவுக்கோ, இல்ல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு உணவு பழக்கத்துக்கோ, கொண்டு போனீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
இது வந்து நீங்க நெனைக்கிற அளவுக்கு பெரிய உணவு பழக்க மாற்றம் இல்ல. அதாவது பெரிசா டயட் மாற்றங்களும் அந்த மாதிரி இல்ல. எங்க வீட்டுல ஒரு சிம்பிள் ஆன ஒரு விஷயம். அதாவது சாப்பாடுல தினமும் காலையில எனக்கு, அதுவும் அவங்களுக்கோட இல்ல எனக்கு தினமும் காலையில ஒரு அவிச்ச முட்டை <chuckles> சேர்த்துக்கறது. அதை செய்யறது
ஆஹா. சரி சரி. ம். சரிங்க. ம் ம். ஓஹோ. ஆமாங்க. இது ரொம்பவும் தேவையான ஒரு விஷயம் தான. ஏன்னா நம்ம ச சராசரியா இந்தியாக்கள்ல பார்த்தீங்கன்னா, 40 வயதிற்கு மேற்கொண்டு நெறைய பெரும்பானோருக்கு இந்த புரத சத்து வந்து குறைபாடு இருக்கிறது நெறைய பேர் சொல்வாங்க. அந்த மாதிரி இது மாதிரி 1 முட்டையோ, 2 முட்டையோ அந்த புரதத்த எடுக்கிறப்போ ஒடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கெடைக்கிது. இது வந்து நீங்க நினைக்கலாம் அது ஒரு சாதாரண மாற்றம்ன்ட்டு. ஆனா அதோட உங்களுடைய வாழ்நெலையில பெரிய மாற்றமா கூட போயிருக்குமே கண்டிப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ம்.
ஆமா. ஆமாமா. ஆனா ஆமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு என்னோட முடி கொட்டுறது கம்மியான மாதிரி இருந்தது. என்னுடைய அப்படைட்டே வந்து கண்ட்ரோல் ஆச்சு. என்னால வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதுக்கு அப்புறம் சாப்பிட முடியல. அதுதான் உண்மை. காலையில 1 முட்டை சாப்பிட்டா எனக்கு அந்த டேவே ஒரு வயிறே வந்துட்டு ஒரு மாதிரி பில்லிங்கா ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதில என்ன சிரமம்ன்னா, எங்க வீட்ட வந்து அதுக்கு கன்வின்ஸ் பண்ணேன். எங்க வீட்டில ஒத்துக்கவே மாட்டின்டாங்க. <snorts>
சரி. ஓ! ம் ம். ஓகேங் ம். ம்ஹ்ம். ஓகே. சரிங்க. ம். ஆ. சரி. ஆஹா ஓ! அவங்க வந்து அசைவம் அதிகமா சாப்பிட மாட்டாங்களோ!
இல்லைங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா எங்க அப்பா என்ன சொல்வார்ன்னா, "முட்ட சாப்பிட்டா மஞ்ச காமால வந்துரும்" "தெனமும் முட்ட சாப்பிட்டா கொலஸ்டரால்" அதுவும் "இந்த பிராய்லர் கோழி முட்ட முட்டைக்கு எல்லாம் ஊசி போடுறாங்க" அந்த அளவுக்கு அவர் யோசிப்பாரு.
அ. ஓகே. ம். ம். ஆமாங்க. அது வந்து நம்மளோட ஊடகங்கள் வந்து அந்த அளவுக்கு நம்மைய அந்த சோசியல் மீடியா உருவான காலம்ங்கறதனால அந்த பெரியவங்க எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமா நம்பிட்டதுனால, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாம் வரத்தான் செஞ்சது. அப்புறம் நீங்க எப்படி அவங்கள அத பேசி சமாளிச்சு அத டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சீங்க?
நான் என்னால அத சமாளிக்கவே வந்து முடியலங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் அப்புறம் கொஞ்சம் வீடியோலாம் காட்னன். ஆ இப்போ அருண்குமார்னு ஒரு டாக்டர் இருக்காரு. யூட்யூபர்ரா இருக்காரு. அவரோடது காட்டுனேன். அவுரு அவுரு மொட்டைய பத்தி ஒரு வீடியோ பேசிருப்பாரு.
ம்ஹ்ம். சரிங். ஆ. ஆமா. ஆமா. எனக்கும் தெரியும். ம்ஹ்ம். ஆமா அதாவது எனக்கு எப்படி இருக்கும்னா அவரோட வீடியோலாம் பார்க்கிறப்போ இந்த மாரி இவங்க மூடத்தனமா நம்பக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் ரொம்ப அழகா தெளிவா போட்டு பொளிச்சுனு உடச்சிருவாருங்க. அதுதான் எனக்கு அவர்கிட்ட எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். சொல்லுங்க. ம்.
ஆமா. அவரது அந்த மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு. முட்டை பற்றி ஒன்னு இருந்துது. அது ஒன்னு போச்சு. அதுக்கப்புறம் வேற ஆ இந்த அவர் வீடியோ காட்னன். அப்புறம் என்னுடைய அக்கா, அண்ணா எல்லாம் சொன்னாங்க. ஆங் "இந்த மாதிரி நாங்க டாக்டரா பார்த்தப்போ டாக்டர் முட்ட தான் சாப்ட சொன்னாங்க குடுங்க." அப்படின்னு. அதுக்கு அப்புறம் நானே ஒரு தடவை காய்ச்சல் வந்து எங்க பேமிலி டாக்டர் கிட்ட போனப்போ அவருமே சொன்னாரு. முட்ட சாப்பட்லாம் தப்பில்லன்னு. அதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு.
சரி. ம்ஹ்ம். ஆஹா. டிப். சரி. ஆமாங்க இப்போ இந்த பொ பொதுவாவே மருத்துவர்கள் இந்த ஜலதோஷம் ஜுரம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா முட்ட கண்டிப்பா குடுப்பாங்க. அதுலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அனுபவம் தான். இந்த கொரோனா டைம்ல நானும், என் மனைவியும் அட்மிட் ஆயிட்டோம். இப்போ உடம்பு சரியில்ல. அப்போ வந்து காலையில எழுந்திரிச்சதும் அவங்க முதல்ல குடுத்த விஷயமே இந்த முட்டையும், பாலும் மட்டும் தான். ஆனா, இது வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்லது அளிக்கக்கூடியதா இருந்துச்சுனா, அந்த மருத்துவர்கள் அந்த 15 நாள் நாங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். டெய்லியுமே எங்களுக்கு முட்ட குறைஞ்சது. அந்த நாள்ல ஒரு நாள் கூட முட்டை சாப்டாம நாங்க இருந்ததே கிடையாது.
என்னங்க. ஓ! சரி. ஓ சாப்டவா? ஓ! அந்த அளவுக்கு வந்துட்டு முட்டை வந்து இதா இருந்துச்சு. வேற என்னெல்லாம் வந்து நீங்க அந்த கொரோனா டைம்ல பண்னீங்க? கூட.
ம். ம். ஆமா. அதுகூடவே, அவங்க அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த புரதச்சத்து வந்து ஒருத்தரோட உடம்புக்கு, ரொம்பவும் அ இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் நமக்கு அந்த மாமிசத்தில தான் அதிகமா கிடைக்கும். அதே சமயத்தில நமக்கு இதிலும் மத்த உணவுப் பொருட்கள்லையும் கிடைக்கலாம். ஆனாலும் அது அது முழுமை அடையாம இருக்கும். அப்டின்னு எனக்கு அந்த மருத்துவர் நிறையவே கேள்விப்பட் அது அதனால அவங்க அது கூடவே இந்த சுண்டல், பச்சை பயிறு இது மாதிரி நிறைய அந்த பயிர் வகைகளையும் சேர்த்துக் குடுப்பாங்க. முட்டையும் குடுப்பாங்க, பயிர் வகைகளும் குடுப்பாங்க. நீங்க அந்த மாதிரி உங்களுடைய கொரோனா டைம்ல நீங்க என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் செய்தீங்க?
ஆமா. ஆமா. நான் வீட்டு சாப்பாடு தான். எல்லாமே வீட்ல விளைஞ்ச காய்கறி. பெருசா நாங்க கடையில் எதுவுமே வாங்கல. ஆனா, அ அப்போ வந்து எங்க வீட்ல கொஞ்சம் மாற்றம் இருந்தது. நிறைய அப்போ வந்துட்டு இதுதான் ஆயிடுச்சு புரோட்டீன் சாப்பிட்டா தான் வந்துட்டு, இதாகுது உடம்பு நல்லா இருக்குது. அப்படிங்கிற மாரி வந்து ஆயிருச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அந்த மாரி எங்க வீட்ல கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தினமும் முட்டை, எப்டின்னா எங்க வீட்டில அப்போ தான் வந்துட்டு வாரம் 2 வாரத்துக்கு ஒருக்கா அசைவம் வந்து வாரம் அசைவமா மாறுது. ஆனா, தினமும் முட்டை வந்துட்டு இப்போ தான் வந்து மாறிச்சு. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, முட்ட வந்து மாறினதுக்கு அப்புறம் மீதி எல்லாமே மாற ஆரம்பிச்சுடுச்சு. முட்டை தினமும் சாப்பிட ஆர முட்டை தினமும் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம், பொரியல் கொஞ்சம் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு மாதிரி அந்த டயட் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகா ஆரம்பிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்க அம்மாவ யோசிச்சு என்ன பண்ணினாங்கன்னா, காலையில முட்டை வச்சாங்கன்னா, மதியானத்துக்கு கொள்ளு வேகவச்சு வச்சுடுவாங்க.
ஓஹோ! சரி நல்லது. <laughs> அஹ. கண்டிப்பா ம். ஓ. ம். நல்லது. ஆ. ஓ. ம்ஹும். ம் ம். ஆ என்ன ஆச்சு அதுக்கு அப்புறம்? ம். ம்ஹும். ஓ! நல்ல விஷயம் தான். ஆஹா. சரி. ஓ ரொம்பவும் நல்ல விஷயமா இருக்குங்களே! சொல்லுங்க சொல்லுங்க. ம்.
இந்த மாரி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த புரதச்சத்தோட முக்கியத்துவமே வந்து தெரிஞ்சு, ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு உணவுல வந்து சேர்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, அப்படி அவங்க சேர்த்து கடைசியில வந்துட்டு இப்போ அது ரொம்ப அழகான ஒரு மாற்றமா இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நமக்கு பார்க்குறப்போ முட்ட தான அப்படின்னு தோணும். ஆனா, நிஜமாலுமே எனக்கு முட்டையில இவ்ளோ மாற்றம் வரும்னு எனக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரியும்.
ம். ம்ஹ்ம். ம் அருமை. ம். ஆமாங்க. ஆ. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இந்த கொ கொரோனா காலத்துல நிறையவும் ஆ அ நம்ம வந்து நம்மளே வீட்ல செய்யக்கூடிய மருந்துகளெல்லாமும் பயன்படுத்தி, அதுல நல்ல வி இது இருந்தாலுமே கூட நம்ம வந்து அந்த நேரத்துல மருத்துவர்கள் கிட்ட அதிகமா நம்ம போக ஆரம்பிச்சோம். மருத்துவர்கள் நிறைய அறிவிகள் அறிவுரைகள் நிறைய சொல்ல ஆரம் அது வந்து நம்ம மக்களுக்கு இடையில வந்து ரொம்பவும் ஒரு விழிப்புணர்வவே ஏற்படுத்தியிருந்தாங்க. அதேதான் உங்க வீட்லேயும் நடந்துருக்கு. ம் அம்.
ஆமா. சரியா சொன்னீங்க, அப்படிதான் நடக்குது ஆமா, அப்புறம் முட்ட இந்த மாரி விஷயங்கள்லாம் மாத்துறப்போ, ம் தெனமும் நம்ம ஒண்ணையே சாப்டவும் முடியல. வெறும் முட்டை முட்டை மட்டுமே வந்துட்டு சாப்ட முடியல. அதேமாரி வெறும் கொள்ளு மட்டும் சாப்பட முடியல. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா வந்துட்டு இந்த லெண்டில்ஸ் வகைகள எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாசிப்பருப்பு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, சுண்டல் அவளோதான் எங்க வீட்ல, <tsk> இந் இந்த 4 மட்டும் தான். இந்த ராஜ்மா, இந்த சோயா பத்திலாம் எங்க அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க தேடி தேடி கண்டுபுடிக்குறாங்க. கொள்ளு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் கண்டுபுடிச்சு, அதுக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மெதுவா வந்து சிறுதானியம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ம்ஹ்ம். ஆமா. கண்டிப்பா. ம்ஹ்ம். சரி. ஓ. அப்டிங் ம்ஹ்ம். <laughs> சரி சரி. அஹ, ஓ. சரி. ஆ. சரி, ம். சரி. ம்ஹ்ம். சிறப் அடடே! அழகா அழகா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு.
ஓ! வரகு அரிசி செய்வாங்க, தினை அந்த மாரி ஏதோ ஒரு அரிசி மாத்தி மாத்தி வந்துட்டு செய்வாங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அடிப்படை வந்து அந்த முட்டை தான் காரணம்.
ம். அஹா. ம். ம்ஹ்ம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றபோதே அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்ததுன்றத தாண்டி, இந்த கோவிடுக்கு முன்னாடி ஒரு ஒரு உணவு வந்து நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒண்ணா இருந்துட்டே இருந்துச்சு. என்னென்னா அந்த இட்லி தோச. காலைல சாப்டாலும் இட்லி, தோசை தான் நைட்டு சாப்பிட்டாலும் இட்லி, தோசை தான். அதுல என்னதான் உளுந்தம்பருப்பு சத்து இருந்தா கூட, அந்த ஒரே சத்து மட்டும் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கொரோனா காலம் வந்ததுக்கு அப்பறமா, நீங்க உங்க அம்மா எப்டி விழிப்புணர்வு அடைஞ்சு அது மாரி மாறினாங்களோ, பெரும்பாலானோர் அந்த மாரி மாறிட்டாங்க. அப்டி இருக்கும் போது கூட சில பேரால அதுக்கு அ அது கொண்டு வர முடியாம கொஞ்சம் கஷ்டமும் இருக்கு. ஏன்னா, எல்லாரும் வேலைக்கு போறாங்கன்ற சூழ்நிலையில. அது மாதிரி எல்லா நாளும் செய்ய முடியாது. உங்க அம்மா வீட்ல இருந்து இது மாரி பண்ணாங்களா? இல்ல அவங்களும் வேலைக்கு போயிட்டு
ஆமா. ஆமாமா. மாறிட்டாங்க. ம். அவங்களும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாரி இருக்கறவங்க மொதல்ல முட்டையில இருந்து ஆரம்பிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கொலஸ்டரால் இல்ல. நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்னா, தாராளமா நீங்க சரி உங்களுக்கு அவ்ளோ நம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, டாக்டர்டயே கேளுங்க. உங்க குடும்ப மருத்துவர் கிட்டயே கேட்டுட்டு பிரஷர் இல்ல கொலஸ்டரால் இல்லாட்டி, நீங்க தா-தாராளமா முட்டை ஆரம்பியுங்க. நீங்க முட்டை ஆரம்பிக்கிறப்பயே உங்க உங்களோட ஒரு இட்லி குறைஞ்சுரும்னு வச்சுக்கோங்களேன்.
ம். ம். ம்ஹ்ம். ஆமா. கண்டிப்பா. ம். ஆமா. ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க அத வந்து தெளிவாவும் அழகாவும் சொல்றீங்க. அதே சமயத்தில நான் போன மருத்துவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த அருணே! அருண் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எடைய அத்தன மில்லிகிராம்க்கு உங்களுக்கு புரதச்சத்து தேவைப்படுது. அப்டி பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம ஆ. ஆமா, அப்போ 6 முட்டையாச்சும் நீங்க குறைஞ்சது சாப்டா தான் உங்களுக்கு அந்த புரத சத்து கிடைக்கும் அப்டிங்கறப்போ, அது சிரமமான விஷயம் தான். ஆனாலும் நீங்க எடுத்திருக்கிற அந்த சின்ன முயற்சி இருக்குது பாத்தீங்களா? அந்த ஒரு முட்டையில ஆரம்பிச்சு எவ்வளவு பெரிய மாற்றத்த கொண்டு வந்திருக்கு. அதனால நீங்க என்னைக்காச்சும், நான் அன்னைக்கே சொன்னேனே அப்டின்னு சொல்லி என்னைக்காவது கேள்வி கேட்ட நாட்கள் உண்டுங்களா?
என்ன சொன்னாங்க? ஆமா. இப்ப நம்ம அறுவது கிலோன்னா, 60 மில்லிகிராம் புரதச்சத்து வேணும். ஆமா. ம். நான் என்ன சொல்வேன்னா வந்துட்டு இங்க பாருங்க அவுங்க சொல்றாங்க சரி, ஆனா ஒரு வீட்ல வந்து 2 பேரும் வேலைக்கு போறப்போ, அந்த அளவுக்கு அவுங்களால போகஸ் பண்ணி செய்ய முடியாது. ஆனா முன்னாடிய விட இப்ப அது ரொம்ப பெட்டரா இருக்கு. அதான் உண்மை. முன்னாடிய விட இத் இத்தன எங்க வீட்ல கொல்லு கிலோ கணக்கில வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மசூர்தால் செய்வாங்க. ஏதாவது ஒண்ணு வந்து எங்க அம்மா செஞ்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. அதே மாரி முட்டையும் போய்ட்டே இருக்கு. முன்னாடி வந்து இது கூட இல்லாம இருந்துச்சு. இந்த மாரி எதுவும் இல்லாம, ஒரு குழம்பு, ஒரு காய் மதியானம். திருப்பி ராத்திரி ஒரு கொழம்பு கா காலையில இட்லி தோசைக்கு சட்னி, சாம்பார் அவ்வளதான். அவ்வளதான் எங்களோட ரொட்டின் அ போய்ட்டு இருந்தது. வேற வேற கொழம்பு மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு எங்க அம்மா ஒன்னே <chuckles> ரிப்பீட் எ பண்ணமாட்டாங்க. இப்ப சாம்பாரு இந்த வாரம் வந்ததுன்னா, திருப்பி அடுத்த வாரம் தான் சாம்பாரே வரும். தொடர்ந்து செய்யலாம் மாட்டாங்க. ஆனாலும். இந்த மாரியெல்லாம் பிரச்சனை இருக்கிறப்போ இப்ப இந்த அளவுக்காவது சரியாகிருக்கே. அது பரவாயில்லை தான!
ம். ம். உண்ம. உண் <chuckles> சரி. ஓ. பரவாயில்ல. ம்ஹ்ம். சரி. ஒ! ம். சரி. ஒ! பரவால்ல சரி. ம்ஹ்ம். ஆமாமா. இல்ல பரவாயில்லைலங்க. இது தான் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாவும் நான் சொல்வேன். இந்த மாரி சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரனுன்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் ஆர்வம் இருந்து செய்கிறீங்கன்றப்போ, நீங்க என்ன மாரியான உதவிகள்லாம் உங்க அம்மாவுக்கு செஞ்சுருக்கீங்க? பொழுதெல்லாம் மாத்தனும்.
அம் நான் நானே வந்துட்டு இப்போ அரிசி அதாவது சிறுதானியங்கள் வைக்கிறப்போ, நானே எடுத்து நானே செஞ்சு வச்சுருவேன். நான் முன்னாடி நாள் ராத்திரியே ஊற போட்டு வச்சுருவேன். நான் லேட்டா தூங்க போவேன் எப்பயுமே. நானே வந்து ஊறவச்சு வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில நானே வந்துட்டு அத குக்கர்ல வச்சு நான் வேகவச்சு வச்சுருவேன். என்னால முடிஞ்சது. என்னால பெரிசா வேலை செய்யத் தெரியாதுல்ல. சமைக்க தெரியல்லைனாலும், இந்த மாரி விஷயங்கள் நான் செஞ்சுருவேன். முட்டை நானே இது பண்ணி உளிச்சு வச்சிருவேன்.
ம். சரி. சரி ம்ஹ்ம். சரி. ம். கண்டிப் இ ம் ம். ஆமாங்க இது இது இதுவே போதும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம வாய் வார்த்தையே இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டே இருந்தாலும், அவங்களுக்கும் ஒரு வேலை இருக்குன்றப்போ அது அவங்களால கண்டுபிடிக்கிறது சிரமமா தான் இருக்கும். அதில நீங்களும் பன் பன் இது வேலையை எடுத்துக்கிட்டு நீங்க உங்களால முடிஞ்சது செஞ்சது வந்து ரொம்பவும் சிறப்பான விஷயம்ங்க. நம்ம வந்து ரொம்பவும் அழகா நீங்க செய்த ஒரு சின்ன மாற்றம் அந்த முட்டையில ஆரம்பிச்சு, உங்க வீட்ல நடந்த எல்லா மாற்றத்தையும் ரொம்ப அழகாவும் தெளிவாவும் சொன்னீங்க. அதிலயும் உங்களுக்கு சந்தேகம்ன்னா மருத்துவர் கிட்ட போய் கேளுங்க பேசுங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது ந ரொம்பவும் தேவையான ஒரு விஷயமா நான் கருதுறேங்க. உங்களோட பேசினதில ரொம்ப சந்தோஷம்.
ஆமா. ஆமா. ரொம்ப சந்தோசங்க. நன்றி!